இப்போ நிறைய இந்த பொழுதுபோக்கு அம்சத்தில பார்த்தீங்கன்னா, இந்த பொருள் காட்சி அ நிறைய தீம் பார்க்லாம் இருக்கு. அதில பெரிய பெரிய அ நம்ம வந்து ரொம்ப த்ரில்லிங் ஆன ரைட்ஸ் எல்லாம் கூட போற மாதிரி இருக்கும். சாகச அனுபவம்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வாழ்க்கையில அனுபவம் இருக்கா? அத பத்தி சொல்ல முடியுமா?
கண்டிப்பா. நான் வந்து ஒரு அ துபாயில இருக்கும்போது 2008 09 ல பார்த்திங்கன்னா, அப்போ எங்க நிறுவனத்துலருந்து அது ஒரு நல்ல நிறுவனம். அவங்க வந்து வருடத்துக்கு ஒரு தடவ வந்து, அவங்களோட மொத்த அவங்களுக்கு வந்து பல துறைகள் இருந்தது. அதாவது சூ அவங்க ஹைப்பர் மார்க்கெட் வச்சிருந்தாங்க, ஷாப்பிங் மால் இருந்தது. ஆ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வாகனங்கள் வந்து நான்கு சக்கர வாகனங்கள் வந்து ஆ விக்கிற ஒரு, ஒரு டீலராவும் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் கிட்ட அவங்க நிறுவனத்தில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, பலதரப்பட்ட இடங்கள்ல. எல்லாரையுமே வந்து அப்போ சொல்லுங்க.
ம். சரிங்க. ஓஹோ! சரிங்க. ஓஹோஹோ! பெரிய நிறுவனம் தான். ம். சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல மிகப்பெரிய நிறுவனம் தான். பல துறைகள்ல வச்சிருந்திருக்காங்க. சரிங்க.
ஆமா. அவங்க என்னன்னா வந்து, அதாவது துபாயோட அந்த ஷேக்குபாங்க. துபாய் மன்னரோட ஒரு உறவினர் கூட அந்த ஓனர் வந்து.
ஆமாங்க. சரி, சரி, சரி. ம்ஹ்ம்.
அதனால என்னென்னா, வ வருடத்துக்கு ஒரு முறை வந்து மொத்த தொழிலாளர்களையும், எல்லா நிறுவனத்துல வேலப்பாக்குற எல்லா பதவியில இருக்கிறவங்களையும் சேர்த்து, ஏதாவது ஒரு ப பெரிய நிகழ்ச்சிமாரி கொண்டாடுவாங்க. பார்ட்டி இந்தமாரி ஏதாவது.
சரிங்க. மொத்தம் அந்த 7,000 பேரு சும்மா சொன்னீங்களே, அவுங்களுமா? இல்ல ஒவ்வொரு துறை சார்ந்து செய்வாங்களா?
இல்ல இல்ல 7,000 பேரு இருந்தோம், மொத்தமா.
ஓஹோ! சரி, சரிங்க.
ஆமா. அத்தன பேரையுமே 1 ன்னா சே ஏன்னா அந்த அளவுக்கு வசதிப்படுத்த நிறுவனம் அது. அ என்ன பண்ணாங்கன்னா, அந்த தடவ அபுதாபி ல வந்து அப்ப தான் அந்த ஃபெராரி வேர்ல்ட் ன்னு 1 ஆரம்பிச்சிருந்தாங்க, புதுசா.
ம், ம், ம். சரிங்க.
அது என்னன்னா, வந்து இந்த ஃபெராரி நிறுவனம், கார் நிறுவனத்தோட, அ அவுங்களோட கலா ஆரம்பிச்ச விதம், அவுங்க என்னென்ன கார்கள் வச்சிருந்தாங்க, ஃபெராரிங்கிறது உலகம் முழுக்க பிரபலமான ஒரு வேகமான காரா உள்ளது. அவுங்க இந்த ஃபார்முலா 1 ன்னு நடக்கும் இந்த கார் பந்தயம் எல்லாத்தயிலுமே கலந்துகிட்டுருக்காங்க.
ம். சரிங்க. ஆமா, அந்த ரெ அந்த பந்தயத்தில. ஆமா.
ஆமா. அதுபோக ஒரு கார்ன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பிலே பார்த்தீங்கன்னா, நா ரூ.50000000 ரூ.60000000 ரூவாக்கு மேல தான் இருக்கும்.
ஓ! ஒ! ஓஹோ!
அந்த நிறுவனத்தோட கார்.
அதுவும் அந்த நிறுவனத்தோடது, அதுவும் அவங்களோடதே தானுங்களா?
ஆமா. அது வந்து என்னன்னா, அபுதாபி அரசாங்கமும், அ ஃபெராரி நிறுவனமும் இணைந்து வந்து அந்த ஒரு சுற்று தீம் பார்க் மாரி உருவாக்கியிருந்தாங்க. அதாவது அதில என்னென்ன பலதரப்பட்ட ரைடுகள் இருக்கும். மக்கள் போய் வ வாகனம் சார்ந்த ரைடுகள், ஸ்பீடு அ இந்த மாதிரி முற்றிலும். அதில போக என்னன்னா, ஃபெராரியோ, 6 நிறுவனம் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் எப்பிடியெல்லாம் அவுங்க வளர்ந்து வந்தாங்க, இந்த கல்ச்சரு பழைய கிளாசிக் கார்கள், இது எல்லாத்தையுமே போய் பார்க்கலாம். இவுங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாரி ஒரு அ 5,000 த்திருந்து 7,000 பேரையும் மொத்தமா வரவழைச்சு, அவுங்க குடும்பத்தோட வந்து அவுங்க எல்லாருக்குமே இலவச பாஸ்மாரி குடுத்தாங்க.
ம். சரி, சரிங்க. ம், ம், ம். சரிங்க. கண்டிப்பா. சரி, சரி. ம்ஹ்ம். ஓ!
ஒரு சாதாரணமா நான் போணும்னா ஒரு பாஸ் பார்த்தீங்கன்னா ரூ.4,000 ஒரு தடவ உள்ள போறதுக்கு.
நம்ம இந்திய மதிப்பு மதிப்புப்படி ரூ.4,000. அத வந்து அவுங்க இலவசமாவே குடுக்குறாங்க. ஓஹோ! சரி சரிங்க.
ஆமா. அப்ப வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதுல சொல்றேன். இப்ப என்னன்னா, இது வந்து அவுங்களுக்கு எங்களுக்கு இலவசமா தான் கொடுத்தாங்க. ஏன்னா மொத்த செலவயும் வந்து, அ, அந்த நிறுவனமே ஏத்துக்குடும். எங்க நிறுவனமே.
ம்ஹ்ம். கண்டிப்பா.
அது போக சாப்பாடு எல்லாமே முழு நேரமும் அங்க கிடைக்கிற எல்லா சாப்பாடும் நமக்கு கிடைச்சுடும். நாம்ம சாப்புட்டுக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது.
ம்ஹ்ம்.
நாங்க என்ன பண்ணம்னா, நாங்க எங்க நண்பர்கள் எல்லாம் மொத்தமா வந்து போனோம். போயிட்டு, அ, ஒவ்வொரு இடமா உள்ள கைல போன உடனே கைல பேண்ட் கட்டி உட்டுருவாங்க. அதோட தான் நம்ம போனும்.
சரி, சரிங்க.
அப்படி போம்போது பார்த்தீங்கன்னா, ஃபெரார் நிறுவனத்தோட தொடக்க இது முதல வந்து என்ன பண்ணாங்கன்னா? ஒரு சின்னதா வந்து ஒரு சீட்டிங்கில உட்கார வச்சி ஒரு கேவ் மாதிரி, ஒரு குகை மாரி இருக்கிற இடத்துக்குள்ள அப்டியே உள்ள போது.
ம். சரி சரி.
எக்ஸ் போம்போதே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் அதுபோக முன்னாலையும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில அப்டியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபெராரி நிறுவனம் வந்து எப்போ தொடங்குனாங்க? இட்டாலில யார் தொடங்கினது?
ம்ஹ்ம்ஹ்ம். ஆ. அதோட வரலாறு. அத பத்தின எல்லா கதையும். ம்ஹ்ம்.
ஆமா. அதுக்கு அப்பறம் என்னன்னா, அடுத்து என்ன பண்ணாங்கன்னா? ஒரு கலையரங்கம் மாரி இருந்தது. அங்க போயி நாம உட்கார்ந்தம்ன்னா அந்த போர் டிஎக்ஸ் சீட் டு அப்டிபாங்க.
ம். ஆமா, ஆமா. அப்ப வந்து அதுதான் ரொம்ப புதிது இல்லிங்களா?
ஆமா, அதில உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா? அப்ப அந்த காரோட எப்டி ஆரம்பிச்சாங்க? காரோட ஒரு எஃப் ஒன் ரேஸி ல போனா எப்டி இருக்குங்கிறதெல்லாம் வந்து, அதில சொல்லிக் காட்டும்போது என்னன்னா, நம்ம உட்காந்துருக்கும்போது நமக்கே அந்த வண்டி, அந்த ஸ்பீடுக்கு அது ஓ, ஆடும்.
ம். ம். ம். போற மாதிரி ஒரு ஆஹன்.
ஆமா. எஃப் ஒன் காருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 300 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் சாதாரணமா போகும்.
சரி, சரிங்க.
இதுவும் பார்த்தீங்கன்னா, அப்டி போம்போது என்னென்னா, நமக்கு அந்த சீட்லயே தான் உட்கார்ந்துருக்கோம். ஆனா அந்த ஆட்டத்திலேயே தெரியுது எந்த அளவுக்கு உடம்பு ஜெர்க் ஆகுது அப்டின் சொல்லி.
<laughs> அதுதான், அதுதான், அதுதான். நம்மளே ரியல்ல போற மாதிரி ஒரு உணர்வு அதுல வரும்.
அது <chuckles> ஆமா. அதுக் அதுக்கப்புறம் என்னன்னா, நண்பர்களோட செம ஜாலியா இருந்தது. அதுக்கப்புறம் நேரா போம்போது அங்க ஒரு முக்கியமான ஒரு ரைடு 1 இருக்கும். வெளியே வ அது வந்து வெளிப்புறத்திலேயே வச்சிருப்பாங்க. அ அது பேரே பார்த்தீங்கன்னா, ஃபெராரி ரைடுன்னு தான்.
சரி, சரி, சரிங்க. ம்ஹ்ம். சரிங்க. ஓஹோ! அதுதான் அதோட ஸ்பெஷல் ரைடு. அந்த அவங்களோட தீம் பார்க் லயே, அப்டீ மாதிரியா?
எப்டினா, நம்ம இந்த வழக்கமா ஆமா, அதில வந்து 1 தடவ தான் அலவுடு, 2 தடவ நம்ம போக்கூடாது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த வழக்கமா இந்த ரைடுனா முழுக்க நம்ம உடம்பு ஃபுல்லா பெல்ட் போட்டு 2 பேர் உட்காந்துருப்பாங்க தெரியுமா வரிசையா? அந்த மாரி இது. அது சுத்தி சுத்தி போகும் மேலே போகும், கீழே வரும் சுத்தி பலதரப்பட்ட ஷேப்ல இருக்கும். ஏறி உட்காந்துகிட்டு
ஓஹோ! ஆமாங்க, ஆமாங்க. ஓ! அந்த தலைகீழாலாம் போகுமே நம்ம ஒரு இது மாதிரி ஆஹன். சரி, சரி.
ஆமா, அதுவும் என்னன்னா, வழ மத்த ரைடுகளுக்கு என்ன வித்தியாசம்னா? இப்ப சாதாரண இடங்கள்ல உள்ள தீம்பார்க்ல நம்ம போய் ரைடு போணும் அப்டின்னா, அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு தான் வச்சிருப்பாங்க ஒரு 100, 150 அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, 100 கிலோமீட்டர் இவ்வளோதான் வச்சிருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா 250, 280 கிலோமீட்டர் வேகத்தில போகும் அது.
ம்ஹ்ம். சரி, சரி. அப்பா <laughs> இதெல்லாம் தெரிஞ்சே தான் நீங்க அந்த ரைடு போகணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்களோ? ஆமா.
ஆமா, அப்ப சின்ன வயசு தானே. இப்பைனாலும் போனாலும் வாய்ப்பு கிடைச்சா போத்தான் செய்வோம். அதில என்னென்னா வந்து உங்களுக்கு அ 280 300 கிலோமீட்டர் வந்துலாம் வேகம் என்னன்னா வ விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகக்கூடிய வேகம் அது.
கண்டிப்பா. ம். ஆஹா, ம்ஹ்ம்.
தரையில வந்து நம்ம ஒரு சாதாரண கார வந்து நம்ம எடுத்துட்டு 280 கிலோமீட்டருக்கு மேல போனோம்னா கார் தூக்க ஆரம்பிச்சுரும்.
ஆமா ஆமா. அந்த வேகம் அந்த அளவுக்கு அ.
அதே இது பார்த்தீங்கணா, ம் ஏன்னா அந்த நம்ம க சாதாரண காருங்களோட டிசைன் எப்டினா அந்த காற்றோட அழுத்தத்த தாங்காது.
ம் ம் ஹ்ம்.
இதே இது எஃப் ஒன்ல உபயோகிக்கக்கூடிய அந்த பெராரி மாதிரி கார்கள்னா, அவங்க காரே பார்த்தீங்கன்னா தரையோட தரையா இருக்கும்.
ஆமா ஆமா. மேல எழும்பாத அளவுக்கு தான் அதை தயாரிச்சிருந்திருப்பாங்க.
அந்த ஆமா. அந்த காத்த வந்து அப்டியே வந்து அது தனியா வெட்டி அந்த ஏரோடைனமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது வடிவமைச்சது. அதே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட், ஜெட்டு மாதிரி தான் அப்டி வடிவ வடிவமைச்சிருப்பாங்க.
ஆஹ! ஆமா அ. சரி சரி சரி சரி. அந்த காற்ற கிழிச்சுட்டு அது போற மாதிரி தான் அதோட வடிவமைப்பு. அதை தான் ம்ம்.
அதனால இது 280 ஆமா கண்டிப்பா. இல்லாட்டினா தரையில அவ்ளோ தூரம் போக முடியாது வேகத்துல.
கண்டிப்பா கண்டிப்பா. ம்ஹ்ம்.
அப்டி இருக்கும்போது, இந்த ரயில்ல நான் என்னோட நெருங்கிய நண்பனும் முன்னால உட்காந்துக்கிட்டோம். எல்லாரும் அவங்கவங்க உட்கார்ந்துருக்காங்க. எல்லா பொருட்களையும் மொதல்லயே வச்சுட்டு போயிருணும். வச்சுட்டு அது மேலருந்து ஆரம்பிச்ச உடனே அது அவ்ளோ ஸ்பீடுக்கு டக்குன்னு போகுது 200 கிலோமீட்டர் இம்மீடியட்டா தொட்டுச்சு ஸ்பீடு
ம். <laughs> அச்சோ! அது எவ்ளோ நேரம் இருந்தது அந்த ரைடோட பயணம்?
ஆ. சரியா ஒரு 1 1/4 மணி நேரம் இருந்தது. சாரி 1 1/4 நிமிஷம். ஒரு 75 75 வினாடிகள் இருந்தது அது.
அப் ஆ அதுதான் அதுதான். ஆஹஹ, உலக அ.
அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்டியே கத்த தான் தோணுதே தவர வேற எதுவுமே தோணல. சல்லு, சல்லு, சல்லு, சல்லுன்னு போது எங் மேலேயும், கீழேயும் போய் சுத்தி தலைகீழ,
<laughs> ம், ம், ம்.
அப்டின்னு ஒரே க அழ சுத்தி கத்துறவங்க சத்தம் தான் கேட்குது.
எப்பா! எனக்கு நெனைச்சு பார்க்கவே முடியல. ஏனா, நான்லாம் அந்த பொருள் காட்சியில போடுற அந்த பெரிய <laughs> ஜெயன்ட் வீல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கே வந்து பயந்து அளர்ற ஆளு. ஆனா நீங்க சொல்லும் பொழுது அந்த உணர்வு எப்புடி இருக்கு! என்னமோ நானே அதுக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கண்டிப்பா. ஆஹ!
ஆமா. கண்டிப்பா. அது எனக்கே அது முடிச்சு வெளியே வந்தோனே ஒரு சின்னதா தல கறக்கம் மாரி தான் இருந்தது. ஆனாலும் சந்தோஷமா இருந்தது. இதில இன்னொரு ஒரு அவங்க எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்த வச்சிருக்காங்கன்னா, அதில அங்கங்க இந்த கேமரா புகைப்படம் எடுக்கக்கூடிய கேமராவ பதிச்சு வச்சிருப்பாங்க.
ம். ஆ. ம்ஹ்ம். சரி, சரிங்க.
அது ஏன்னா முக்கியமான வளைவுகள்ல வந்து அதில வரவங்க எல்லோரையுமே அது போட்டோ எடுக்கும்.
ஓ, ஓ, ஓ!
நம்ம வந்து ஒரு தரவ அந்த வ ரைடு முடிச்சிட்டு வந்த பிறவு அந்த புகைப்படங்கள நம்ம வேணுனா எடுத்துக்கலாம்.
கோ பரவால்ல, இது நல்லாருக்கு. இப்போ நெறைய பேரு அந்த யூடியூபர்ஸ்லாம் போற பக்கம்லாம் அந்த செல்ஃபி ஸ்டிக்லாம் கொண்டு போறாங்க. ஆனா அதுலலாம் பரவால்ல, அதெல்லாம் தேவையில்ல. <laughs> அவங்களே எடுத்து வச்சறாங்க ம்ஹ்ம். எடுக்க முடி கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா அதிலிருந்து இப்போ ஒரு சில அந்த youtube ல நம்ம பார்க்கறதெல்லாம், பார்க்க முடியுது. சில பேர் வந்து தலையில கேமரா மாட்டிகிட்டு அதோட இதெல்லாம் வந்து பண்றாங்க. ஆனா நீங்க சொல்றது ரொம்ப நல்லாருக்கு. அப்பவே அவங்க எ ம்.
ஆமா. ஆமா. அதுல தேவையில்ல. ஆனா ரோலர் கோஸ்டர்ல நீங்க செல்ஃபி ஸ்டிக் வச்சிங்கன்னா, எங்கயாவது அடிபட்டுருமே. ஆமா, ஆமா. அவங்ர இது என்னன்னா, ஆல்ரெடி அந்த ரைட்லேயே வந்து அவங்க பதித்து வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னா, அவங்களுக்கு ஒரு ஒரு ப புகைப்படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ₹1200 வாங்குவாங்க ஒரு புகைப்படத்துக்கு அப்பயே இந்திய ரூபாய்க்கு
ம்ஹ்ம். அப்பா! நம்மளோட இந்திய மதிப்புப்படி ஆயிரத்தி இரநூறு. ஓ! சரி, சரி, சரி, சரி.
ஆமா. அதுல என்ன ஒரு விசேஷம்னா, நமக்கு அந்த மாரி ஒரு ரைட நம்மளோட புகைப்படத்த எடுத்து வைக்கிறது ரொம்ப விசேஷம்ல.
ஆமா. ஆமா. கண்டிப்பா நம்மளும் போயிருக்கோம்னு வரலாற்றுல சொல்லணும் இல்லையா? அதனால.
ஆ. கண்டிப்பா. ஏன்னா, அது ஃபெராரி வேர்ல்டுன்னு இன்னிக்கும் தேடி பார்த்தா, அது முக்கியமான ஒரு யாரெல்லாம் வந்து யு துபாய்க்கு வந்து ஒரு டூரிஸ்ட்டா போறாங்களோ, அங்க கண்டிப்பா போயிட்டு வருவாங்க.
ம்ஹ்ம். கண்டிப்பா. கண்டிப்பா. அதாவது பரவால்ல உங்களுடைய நிறுவனம் கூட, அந்த அளவுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமென்ட் ன்னு சொல்லுவோம் இல்லையா? வருடத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாரிலாம் அனுப்புற அது நல்ல ஒரு உற்சாகத்த கொடுக்கும் நம்மளுக்குமே. அதுக்கப்பறம் அந்த பயணம் வந்து இன்னும் எந்த அளவுக்கு போச்சு அந்த ஃபெராரி வேர்ல்டுல வந்து, அ, மீண்டும் பயணம் செய்யணுங்கிற ஆசை இருந்ததா? ம்.
ஆமா. கண்டிப்பா. அதுக்கப்பறம் என்னன்னா? நாங்க நெறையா வந்து புகை அப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 23, 24 வயசுங்கிறதுனால புகைப்படங்கள் எடுக்கிறது தான் அதிக ஆர்வமா இருந்தது. நண்பர்களோடு போயிட்டு எல்லா எடத்துலயுமே எல்லா கார்களிலும் போயி உட்காறது காரோட சேர்த்து புகைப்படம் எடுக்கிறது.
அஹம்.
இப்படின்னு மாத்தி, மாத்தி எடுத்துட்டு, அதுக்கு அப்பறம் முகநூல் பக்கத்துல போட்டோம்.
ஆஹா.
<laughs> அதே மாரி பார்த்
உங்க வீட்லல்லாம் வந்து சொல்லும்பொழுது இதெல்லாம் நிஜமாலுமே நீங்க தானா? அப்டிங்கிற மாரி ஒரு நினைப்பு இருந்ததா? இல்ல நல்லா இருந்ததுங்கிற மாரி சொன்னாங்களா?
இல்ல. இல்ல. அதெல்லாம் உண்மைதான். அவுங்களுக்கு தெரியும். நம்ம எப்படி வேலை பார்க்குறோம் என்னங்கிறது. அதனால அவுங்களுக்குமே ஒரு சந்தோஷம் இருந்துச்சி. எனக்கு அத விட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சாகசம்ன்னா, நான் என்ன சொல்வேன்னா, ஒரு தடவ இந்த அங்க வந்து இந்த வாட்டரு வந்து ஃபோட்டு இருக்கும். துபாயில கடல போனோனா, அங்க அந்த கடற்கரைல வந்து அது என்னன்னா பார்க்கும், முன்னால பார்த்தீங்கன்னா பார்க் இருக்கும் பூங்கா மாரி. பின்னால வந்து கடற்கரை இருக்கும். கடற்கரைய வந்து அத கவனிக்கிறதுக்கு வந்து காட் எல்லாமே எப்பவுமே இருப்பாங்க.
சரி சரி சரி. ம்ஹ்ம். சரிங்க. ம்ஹ்ம். சரி. ஓஹோ, ஓ!
ஆனா, அதில வந்து என்னன்னா நமக்கு இந்த ரைட் போலாம். அதாவது இந்த வாட்டர் மேல போட் மாரி ஓட்டிட்டு போவாங்க. 2 பேரு இல்ல 1 ஆள் உட்கார்ந்து ஓட்டுற மாரி. ஆ.
ஆமாங்க, ம். ஆமா, ஆமா. சிங்கிள் இந்த ஸ்பீட் போட்னு சொல்லுவோமே நம்ம இங்கே. ஆ சரிங்க.
அதேதான், அதேதான். அந்த இது யமஹா இது உள்ளதுருக்கும். அங்க எப்டின்னா, பெரிய இந்த அரபிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோடீஸ்வரர்களா இருப்பாங்களா, அவங்கலாம் சொந்த போட்டே வச்சிருப்பாங்க. அவங்க வந்து வரும்போதே ஒரு பெரிய அ காருல வந்து, பின்னால வந்து பிக்கப் கார் தான் வச்சிருப்பாங்க. அதில அத போட்டு கொண்டு வருவாங்க. நம்ம என்னன்னா வாடகைக்கு எடுக்கணும்னா எடுத்துக்கலாம்.
ஆஹ. அந்த போட்ட ஆ, ஆ, ஆ. சரி, சரி, சரி. ஓ!
நானும் என் நண்பரும் என்ன ஒரு தீபாவளி அன்னைக்கு லீவு போட்டு நேரா அங்க போய்ட்டோம் கடற்கரைக்கு. அத போட்டுட்டு அத எடுத்துட்டு வ ஓட்ட ஆரம்பிச்சோம்.
ம்ஹ்ஹ்ம். ஒ வாடகைக்கு எடுத்து நீங்களே ஓட்ட ஆரம்பிச்சீங்களா?
ஆமா. ஆனா முதல்ல வந்து நம்ம கூட வந்து அவங்க சொல்லிக் குடுப்பாங்க, இத எப்டி இப்டி உபயோகிக்கணும் என்னங்கிறது. ஆனா அதோட அடிப்படை பார்த்தீங்கணா, நம்ம ஒரு ஸ்கூட்டி ஓட்டுற மாரி திருகுனா போற வண்டி தான் அது.
சரிங்க. ஓஹோ, ஓ! சரி, சரி. ஆனாலும் அந்த நீரோட அழுத்தம் எங்க எப்டி இருக்கோ! அந்த அலைகள்க்குள்ளலாம் போறதுல்லாம் பயமா இல்லையா உங்களுக்கு?
அதில பெரிய நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா தூரமா போக விட மாட்டாங்க. வழக்கமா வந்து குளிக்கும்போது பார்த்தீங்கணா, கடற்கரையிலிருந்து ஒரு 500 மீட்டரில வந்து ஒரு அதிகபட்சம் 500 மீட்டர் தான். அது தா அதிலேயே வந்து நெட் மாரி போட்டு வச்சுருவாங்க.
ம்ஹ்ம். சரி, சரி, சரி.
நம்ம ஓட்டுறது வந்து அதுலருந்து இன்னும் ஒரு அ 500 மீட்டர் இல்ல 1 கிலோமீட்டர் உள்ள போலாம் அவ்ளோதான்.
அவ்வளோதான். ஓ! அந்த பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருந்தது அங்க.
ஆமா, நம், எல்லாம் இருக்கும். அங்க அதிகமா அலைகளும் வந்தது கிடையாது, அந்த கடற்கரையில.
சரி, சரி, சரி, சரி. ஓ! அதுனால கொஞ்சம் பாதுகாப்பான இடமா தான் இருந்தது அது. ம்ஹ்ம்.
அதனால நாங்க என்ன பண்ணோம்னா வந்து ஆமா, ஆமா. கா காட் வந்து, அது போக அந்த அந்த போட்ட வாடகைக்கு விட்றவர் வந்து எப்பையுமே நம்ம கூப்பிடற தூரத்தில தான் இருப்பாரு. ஒரு 250, 300 மீட்டர் தூரத்தில தான் இருப்பாரு.
சரி, சரிங்க, சரிங்க.
நம்ம கா இப்ப நம்ம போம்போது என்னென்னா, அந்த காலை வந்து நம்ம போட்டோட வந்து கெட்டிக்கிடுவோம் நம்ம கால.
ம், ம், ம்.
ஏனா, திடீர்னு நம்ம விழுந்தா கூட சேஃப்டி ஜாக்கெட் போட்டுக்குறது. ஆ அது போக அது முதல்ல எப்டி அ ஓட்டணுங்கிறதெல்லாம் அவர் தெளிவா சொல்லிக் குடுத்துருவாரு. அது போக அந்த ரேஸும் பார்த்தீங்கன்னா, நம்ம விட்டா கீழே விழுந்தா இழுத்துட்டு போகாத மாரி நம்ம கையிலிருந்து ஆக்ஸிலரேட்டரை விட்டோம்னா இமிடியேட்டா வந்து ஆஃப் ஆயிரும். வ வண்டி வந்து ஆஃப் ஆயிரும்.
ம்ஹ்ஹ்ம். பரவால. அப்ப நம்ம எங்கேயும் நகர மாட்டோம் அத அங்கேயே தான் ஜஸ்ட் மெதந்துட்டே இருப்போம். ஓ!
ஆமா, உடனே ஆஃப் ஆறனால நம்ம ரொம்ப தண்ணியில இழுத்துட்டு போகாது அது.
பரவால, பரவால. ஆனா என்னதான் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருந்தா கூட, அந்த பயணிக்கும் பொழுது உங்களோட மனம் எப்டி இருந்தது? ரொம்ப அந்த ஒரு எக்ஸைட்மென்ட், அந்த குதூகலிப்புல தான் இருந்தீங்களா, இல்ல கொஞ்சம் பயம்
அது ஆமா, அது வந்து சந்தோஷமா தான் இருந்தது. இது வ வண்டி போம்போது தண்ணி தெறிக்கும். நமக்கு அது என்னன்னா, கடல் மேல போறதுங்கிறது தூக்கி, தூக்கி போடும் அது.
ம்ஹ்ம். ஓ! ஆமா, ஆமா, ம்ஹ்ம்.
அதாவது இந்த மே மேகமாக ஏன்னா சின்ன, சின்ன அலைகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா, ஒரு 1 அடி, ஒரு 1 தூரத்தில. அது மேல ஏறி, ஏறி போகும்போதுலாம் டம்மு டம்முனு தூக்கி, தூக்கி போடும். அது ஒரு வித்தியாசமான அனுபவமா தான் இருக்கும்.
கண்டிப்பா, அ. அ. <chuckles> சரி, சரி, சரி. அது எப்படி உட்கார்ந்துட்டு போற மாதிரியா? இல்ல 2 பேருமே நின்னுட்டு போற மாதிரியா? அந்த போட்டு.
அத இல்ல, அது நீ உட்கார்ந்து தான் போற மாரி இருக்கும். நம்ம சரியா சொல்லனுன்னா, ஒரு 150 CC அ பைக் எப்படி இருக்கும்? அந்த அளவு தான் இருக்கும். ஸ் ஸ்கூட்டரு. அந்த மாரி இருக்கும் ஆனா வண் நல்ல எடை நல்ல எடையா இருக்கும். ஏன்னா, தண்ணீயில போறதுனால, அது இருக்கும். 2 பேரும் போவோம். நானும், என் நண்பனும் மாத்தி, மாத்தி ஓட்டிக்கிடுவோம் கொஞ்ச நேரம். அவங்க அது என்னன்னா 1/2 மணி நேரம் தான் அதோட டையம்.
உட்கார்ந்து போறமாதிரி. சரிங்க, சரிங்க, சரி. ம். ம். எடையா? ம். ம். ம். பரவால்ல. ஒ! ஒ! ஒ!
1/2 மணி நேரத்துக்கு வந்து ஒரு ரூ. 4,000 கேட்பாங்க. நம்ம ஓட்டிகிட்டு திரும்ப குடுத்துறணும். ஆனா, எதுவும் டேமேஜ் ஆகாம பத்திரமா குடுக்கணும் பெரும்பாலும் டேமேஜ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்காது. எங்களுக்கு ஒரே பயம் என்னென்னா எதுவும் சுறா அந்த மாரி ஏதாவது மீன் வந்துரக்கூடாதுங்கிற, ஒரு பயம் தான்.
ம்ஹும். அது தண்ணீயில இருந்தாங்கிறங்காட்டி. ம். ஓ! அங்க அந்த சுறா மீனோட இது எல்லாமே இருக்கா? அந்த நீங்க போ பயன்படுத்துர்ற கடல்ல.
இல்ல, இல் அங்க வந்தது கெடையாது. ஆனா, சில நேரம் ம செய்திகள்ல படிக்கும்போது என்னென்னா, ஆஸ்ட்ரேலியா அந்த மாதிரி நாடுகள் கூட வந்துரும் திடீர்னு மீனு. எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. கடல்ங்கிறதுனால அது ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும்.
இருந்தாலும் ஒரு பயம். அ. ஹ. ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. தெரியாது. ஆ அதுதான். கண்டிப்பா. ரொம்ப அழகா வந்து சொல்றீங்க. உங்களுக்கு இப்ப இந்த சாகச பயணம்னு சொல்றங்காட்டி ஞாபகம். இந்த பாராசூட் கிளைடர்ல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஏதாவது போன அனுபவம் இருக்கா உங்களுக்கு?
அந்த ஒரு இதும். இல்ல, அதுல என போல. ஆனா நான் வந்து ஒரு தடவ இதுக்கு போயிருந்தேன். அந்த "Burj Khalifa" ன்னு சொல்லி அந்த உலகத்திலயே பெரிய உயரமான கட்டிடம் இருக்குல்ல.
ம். ஆமாங்க.
ஆ, அது கட்டுன இடத்துக்கு வந்து நம்ம அந்த டவர்ல போய் பாக்கலாம். அது வந்து என்னன்னா, 980 மீட்டருல உயரத்துல கட்டப்பட்டது. ஆமா, 184 மாடிகள் உண்டு மொத்தம் அதுல.
அப்பா! அஹ்ம். ஓஹோஹோ! இல்ல இவ்வளவு ஹைட்டான இடத்துல இருந்து பாக்கும்போழுது, கீழ பாக்கும்போது எப்டி இருக்கும்? <chuckles> அந்த ஹோ
அது. அ அது பயங்கரமா இருக்கும். நம்ம உள்ள போனோம்னா இந்த அதுக்குன்னே அந்த லாஸ்ட் இருக்கறதுலேயே உயரமான டவருக்கு நம்ம போயிட்டு கீழ பாத்தோம்னா, அந்த கண்ணாடி அமைப்பும் பாத்தீங்கன்னா, நம்ம மேலருந்து பாத்தா கீழ இருக்குறதெல்லாம் அப்டியே தெரியிற மாரி காட்டியிருப்பாங்க.
அப்டியே தெரியிற மாரி ஓ! சரி, சரி, சரி. உண்மையாலுமே ம்.
ஆமா. ஆனா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காசு குடுத்ததுக்கு ஒரு வொர்த் ஆன விஷயம் தான் அதெல்லாம்.
இடங்கள் அதுதான், அதுதான். நெஜமாலுமே நீங்க சொன்ன எல்லாமே வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் தான் அந்த ஃபெராரி ரைட் அந்த பீச்சில வந்து அந்த போட்டிங் இப்ப இருக்கறலயே இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க உலகத்தோட உயரமான கட்டிடத்துலருந்து பாரத்தது எப்பான்னு. எனக்கு நீங்க பாக்கும்போது என்னமோ நான் பக்கத்திலேயே நின்னு அத எட்டி பாத்த மாரி ஒரு உணர்வு இருக்கு. கொஞ்சம் பயமாவே கூட இருக்கு.
டவர்கு. கண்டிப்பா. நீங்க இந்த படம் ஒண்ணு வந்துருக்கும், "Tom Cruise" நடிச்சிருப்பாரு அந்த படத்த பாருங்க. "Mission: Impossible 4" அப்டின்னு சொல்லி அதுல அவரு சாகசம் பண்ணிருப்பாரு அந்த டவர்ல.
சரி, சரி. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா நான் பாக்குறேன். உங்களோட இவ்ளோ அழகா உங்களோட அனுபவத்த வந்து நீங்க என்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றிங்க. மகிழ்ச்சி.
மிக்க மகிழ்ச்சி, நன்றி.